பொதுவாவே ஒரு நாள்ல, நம்ப நெறைய வேலைகள் வந்து இன்வால்வ் பண்ணியிருப்போம். அதாவது இப்போ வந்து வேலைக்கு போறவங்களா இருந்தா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 8 மணி நேரம், 9 மணி நேரம் அலுவலகத்தில நம்ம நேரம் செலவிடுவோம். வீட்ல இருக்கிறவங்களா இருந்தா பார்த்தீங்கன்னா, <laughs> வீட்டு வேலையும் பார்த்துட்டு, ஒரு வேளை அலுவலக வேலைய வீட்ல இருந்து பாக்கற மாதிரி இருந்தா அதையும் பார்க்கணும். இந்த மாதிரி ஒரு நாள் புல்லா நாம வந்து ஓடிட்டே இருக்கோம். இதில ஏதாவது ஒரு சின்ன இடைவெளி, இதில சரி நம்ம வந்து நம்முடைய டேய வந்து ரிஃப்ரெஷ் பண்ணுறதுக்கோ, இல்ல நம்முடைய மனதை <chuckles> வந்து ரீசெட் பண்ணவோ, ஏதாவது செய்றோம் அப்படின்னா, நீங்க எந்த மாதிரி விஷயங்கள் செய்வீங்க. அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுங்களா?
கண்டிப்பாங்க. நிச்சயமாங்க. அந்த ரீசெட்ங்க்கிறது வந்து ரொம்ப சின்ன வார்த்தை அப்படின்னு நெனச்சிட்டு இருக்கோம். பட் அதுக்கு உண்டான பொருள் ரொம்ப ஆழமா இருக்கு. ரீசெட்ன்னா, எப்படின்னா, ரீஸ்டார்ட், நெறைய அர்த்தம் இருக்கு. மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிற மாரி, மறுபடியும் முயற்சி பண்ணுற மாரி, நெறைய விஷயம் இருக்கு. ரெஸ்ட் குடுக்கிற மாரி, ரெஸ்ட், ரீசெட் அப்படிங்கிற மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ நமக்கு வந்து நம்மளோட மனிசனுக்கு வந்து 2 விதமான ரீசெட் தேவைப்படுது. ஒண்ணு வந்து பிசிக்கல் ரீசெட். இன்னொன்னு வந்து மெண்டல் ரீசெட். சரிங்களா, பிசிக்கல் ரீசெட்ன்னா, நான் ரொம்ப ஒரு சில பேர்லாம் வந்து ரொம்ப நேரம் ஜாக் பண்ணிட்டேன். எனக்கு கொஞ்சம் டயர்ட்டா இருக்கு, நான் கொஞ்சம் உட்கார்றேன். ஏன் உட்கார்றாங்க, அவங்க கொஞ்சம் ரீசெட் பண்ணிட்டு கொஞ்சம் எனர்ஜி கெயின் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் மறுபடியும் ஆரம்பிக்கலாம். அப்படிங்ன்கிறதுக்காக அவங்க ஒரு பிசிக்கல் ரீசெட்க்காக முயற்சி பண்ணுறாங்க. அதுதான் வந்து பிசிக்கல் ரீசெட். இது மெண்டல் ரீசெட்ன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஒரு ஒரு வேலை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க, இல்லாட்டி ஒரு எக்ஸாம் எழுதிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பரீட்சையில ஒரு பள்ளியில வந்து மாணவியா இருக்கீங்க. ஒரு 3 மணி நேரம் பரீட்சை எழுதிட்டு இருக்கீங்க. புடுச்ச எக்ஸாம்மா இருக்கட்டும், புடிக்காத எக்ஸாம்மா இருக்கட்டும். எதுவா வேணா இருந்துட்டு போகட்டும். நீங்க முடிச்சுட்டு, பேப்பர்ர மடிச்சு குடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு ஆனந்தம் இருக்கும்.
கண்டிப்பா. ம். கண்டிப்பாங்க. ம். ஆ. ஆ. கண்டிப்பாங்க.
அந்த ஆனந்தம் ஒரு வார்த்தைய சொல்லும். அப்பாடா! முடிஞ்சிருச்சிருடா. அப்டினு சொல்ட்டு ஒரு வார்த்தைய சொல்லும்
ம்.
அதுதான் மெண்டல் ரீசெட். அந்த வகையில
ஆ. ரொம்ப சரியா சொன்னீங்க. அதாவது அ 2 ரீசெட்னு சொன்னீங்க. பிசிக்கலாவும் வேணும், மென்டலி வேணும். 2 வேணும்னு சொன்னீங்க. ஆ. தொடர்ந்து என்ன சொல்ற அதாவது இத பத்தி என்ன சொல்ல விரும்புகிறீங்கங்க?
சொல்லுங்க. நிச்சயமா. நிச்சயமா. இப்போ இது வந்து நம்ம பள்ளியில இருக்கற ரீசெட் பார்த்தோம். இது நம்ம பணியிடத்துல வந்து ரீசெட்ஸ் வெரையட்டீஸ்சா இருக்கும். இப்போ பள்ளியில, 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி எல்லாம் நீங்க ரீசெட் பண்ணிக்க முடியாது. ஆ மேடம் ஒரு 10 மினிட்ஸ் போய்ட்டு வரட்டுமா, அப்டி எல்லாம் கேட்டா குடுக்க மாட்டாங்க. பட் அதுவே நீங்க வேலை செய்யற இடத்துலனா, ஏதாவது ஒரு விஷயத்துல ரொம்ப உன்னிப்பா நீங்க வேலை செஞ்சிட்டு இருப்பீங்க. ஆனா, உங்க வேலை வந்து ஒரு மாரி மோனோட்டோனஸ்சா இல்லாம ஒரு மாரி ரொம்ப, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ட் அவுட் ஆகும். ஸ்ட்ரெஸ்ட் ஆட்னா ரொம்ப யோசிக்கணும், அனலீஸ் பண்ணனும். அத நீங்க யோசிச்சு, ஆலோசிச்சு, பயங்கரமா மூளைய சலவ செஞ்சு, ஒ புழிஞ்சு கொண்டு வர்ற மாரி இருக்கும். அப்போ ஒரு 10 நிமிஷமே ரொம்ப ஜாஸ்தியா, ஸ்ட்ரெஸ் அவுட் ஆன மாரி இருக்கும். இல்ல நீங்க வேலை செய்றத விட, மக்களோட ஆலோசிக்கிற மாரி இருக்கும். ஒரு 10, 15 பேர் வந்து உங்ககிட்ட எப்பவுமே எந்நேரமே ஏதோ கேட்டுட்டுருப்பாங்க. அப்போ உங்களுக்கு ஒரு ரீசெட் தேவ. அப்பவும். அ சிம்பிள்ளா என்ன பண்ணலான்னா
ம். ம். <chuckles> ஆ. கண்டிப்பா. நிச்சயமாங்க. இந்த மாரி டைம்ல நீங்க எப்டி ரீசெட் பண்ணுவீங்க? அதப் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
இப்போ சிம்பிளா என்ன பண்ணனுன்னா, அந்த எடத்திலருந்து எழுந்து 2 விஷயம் பண்ணலாம். எனக்கு எந்ச்சு போலாம் டைம் இல்ல அப்டின்னா! நீங்க ஜென்ரலா என்ன வொர்க் பிளேஸ் ல வந்து ஒரு டெஸ்க் இருக்கும், இல்லாட்டி சில பேருக்கு கியூபிக்கள் இருக்கும், இல்ல சில மேனேஜர்ஸ் அந்த மொ கொஞ் சீனியரும் சீனியரா இருக்காங்க அப்டின்னா, அவுங்களுக்கு ஒரு ரூம் கூட குடுத்திருப்பாங்க. ஆ டெஸ்க்ல 4 புறம் இருக்கு இல்லையா, 4 கானர்ஸ் இருக்கு. ஜென்ரலா லேப்டாப் நடுவுல வச்சுப்பாங்க. 4 கார்னர்ஸ் இருக்கும் இல்லைங்களா? உங்களுக்கு உங்க கைக்கு கிட்டக்கருக்குற மாரி 2 கார்னர்ஸு அப்புறம் ஆப்போசிட்ல ஒரு 2 கானர்ஸ் இருக்கும். கார்னர்ல இல்லாம, கார்னர்லருந்து கொஞ்சம் <chuckles> தள்ளி ஒரு உங்களுக்கு எது புடிக்குமோ அ ரீச் பண்ணக்கூடாது, கை தொடாம இருக்குற மாரி. வ ஜென்ரலி என்ன போடுவாங்க, என்ன வப்பாங்கண்ணா, ஃபோட்டோஸ் வெச்சுப்பாங்க. எது பிடிக்குமோ அ மே பி அப்பா, அம்மா ஃபோட்டோஸ், இல்லாட்டி சில பேருக்கு வந்து இந்த நடிகர்கள், நடிகைகள் அவுங்கள ரொம்ப பிடிக்கும். அவுங்க ஃபோட்டோஸ், இல்ல சில கடவுள் ஃபோட்டோஸு, ஆமா. எது வந்து அவுங்கள பூஸ்ட் பண்ணும், அவுங்களோட மாரல பூஸ்ட் பண்ணுமோ, அத வச்சிக்கலாம். அது 1 2வது சி இப்போ இப்போ இப்போ பாத்தீங்கன்னா, சில பேர் வந்து சில, அதாவது வீட்டுக்குள்ள வளக்குற மாரி சில பிளான்ட்ஸ் அத வைக்கிறாங்க. கொஞ்சம் தண்ணீ உட் உட்டா போதும். ஒரு 1 3 4 சொட்டு உட்டா போதும் ஒரு நாளைக்கு, இல்லாட்டி ஒரு 2 நாளைக்கு 1 வாட்டி கொஞ்சம் தண்ணீ ஊத்துனா போதும். அது பாட்டுக்கு உயிரோட அப்டியே இருக்கும்.
ஆ. ஆமாங்க. அ, ஆமாங்க. ம். கடவுள் போட்டோஸ் கூட வச்சிருப்பாங்க. ஆ, ஆமா இந்த மனி பிளான்ட்ஸ் கூட நெறைய பேரு வைக்கிறாங்க. <inhales> அது மாரி கூட நான் பாத்திருக்கேன். ஆ சரிங்க.
நிச்சயமா. ஆமா. அது 1 இருக்கு. அப்புறம் சின்னதா பிஷ் டாங்க்லாம் இருக்கு. சரிங்களா. இதுவும் வந்து நீங்க வச்சீங்கன்னா, சி அது உங்க கண்ண வந்து ரொம்ப பிளசன்ட்டா வந்து ஆக்கறதுக்கு ஒரு சில காரணிகள் இதெல்லாம். ம் இத இதெல்லாம் நீங் நீங்க லேப்டாப்ப குளோஸ் பண்ணிட்டு, லேப்டாப்ப தூரம் வெச்ட்டு, இந்த நாலையும் பாருங்க. 4 கார்னர்ல இருக்க வச்சிருக்கிற பொருட்களையும் பாருங்க. டெஃபனட்லி உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ரிலீவ் ஆகும். ஃபார் தோஸ் யாருக்குன்னா! என்னோட சீட்ல நான் எந்திரிக்க முடியாது. என்னோட பதவிக்கு, நான் வந்து இங்கயே தான் உக்காந்திருக்கனும். அவுங்களுக்கு இது ரொம்ப வசதியான ஒரு விஷயம். இல்ல எ
ஆ ஆமா. கண்டிப்பாங்க. <breath> கா நிச்சயமா நான் இத வந்து ஒத்துப்பேன். ஏன்னா, <inhales> நான் கூட பாத்தீங்கன்னா, நீங்க சில விஷயங்கள வந்து ஃபாலோ பண்ணிருக்கேன் <inhales> அ சாமி படம் வந்து நான் வந்து 1 போட்டோ வந்து வெச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்டின்னா, <inhales> அ இது பிளான்ட் வந்து மணி பிளான்ட் வந்து ஒரு பவுல்ல போட்டு வச்சிருக்கேன். சோ இதே ரீசன்க்கு சரி, கொஞ்சம் நம்ப கண்ண வந்து வேற மாரி கொஞ்சம் <chuckles> மாத்தனும். ஒரே எடத்த பாக்கக்கூடாது. <inhales> பிளஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ரிலீஃப்ஃபாவும் இருந்துச்சுங்க. இப்போ, உங்க வாழ்க்கையில நீங்க எந்த மாதிரி விஷயங்கள், அதாவது இந்த அலுவலகத்த தவர <inhales> அ வேற அ இந்த ஜிம் போறது, இல்ல வந்துட்டு <inhales> அ வெளில போய் ஃபிரெண்ட்ஸ் கூட இருக்கற, இது மாரிலாம் கொஞ்சம் சொல்லுங்களேன்.
சொல்லுங்க. சரிங்க. நிச்சியமா. சரிங்க. நான் அவ்ளோவா ஜிம் போமாட்டன். ஏன்னா, எனக்கு அந்த அளவுக்கு பழக்கம் கிடையாது. நான் என்ன பண்ணுவன்னா, வந்து என்னோட நேரத்த கொஞ்சம் ஒரு மாரி ஸ்ட்ரெஸ் ரிலீஃப்ட் ஆக்குறதுக்கு, ஸ்ட்ரெஸ் பர்ஸ்ட் பண்றதுக்கு, அ நான் என்ன பண்ணுவன், உட்கார்ந்திருக்கிற இடத்துலருந்து எழுந்து போயிட்டு, அந்த பால்கனில நான் வந்து கொஞ்சம் பாப்பேன். பால்கனில வந்து, எப்போ என்ன ஆகும்னா வந்து, சில பல பறவைகள், குருவிகள்லாம் வரும். சரிங்களா? அது வரும். எங்க பால்கனில நெட்டு போட்ருக்கோம். அது மத்த பறவைகள்லாம் உள்ள வந்துறக்கூடாதுங்குறதுக்காகதான் நெட்டு போட்ருக்கோம். ஒரு சின்னதா ஒரு ஒரு ப்ரொவிஷன் இருக்கு. அங்க என்ன பண்ணுவோம் அதுல ஒரு சாப்பாடு பவுல் மாரி ஒண்ணு வச்சிருப்போம். அதுலவும் சம்டைம்ஸ் சாப்பாடு போடுவோம், இல்லாட்டி, கொஞ்சம் தண்ணி வப்போம், அது ஒண்ணு. ஆ அது இல்லாம மொட்ட மாடிக்கு போயிருவோம். நாங்க அடுக்கு மாடி குடியிருப்புல இருக்கோம். ஸோ அப்போ டெரேஸ்க்கு போயிட்டு, அங்க ஃபுல்லா சுத்தி ஃபுல்லா மரமா இருக்கும்.
சரிங்க. ஓ! சரிங்க. ம். ம். ஓ! சிறப்பு. ம்.
அதாவது இந்த, ய செயற்கை ஹி காற்று, ஃபேன் கொடுக்குது பாத்தீங்களா? அந்த காத்த சுவாசிக்காம, கொஞ்சம் மேல வந்து, நம்ம இயற்கை காற்ற சுவாசிச்சாலே நம்ம உடல்ல இருக்குற ஸ்ட்ரெஸ்ஸு, மனசுல இருக்குற ஸ்ட்ரெஸ்ஸு முக்காவாசி கிளியர் ஆயிரும். இது, இந்த நேச்சர்ங்குறதே, ஃபிசிக்கல் பாடிக்கும் சரி, நம்ம மெண்டல் பாடிக்கும் சரி, ஒரு நல்ல ரீசெட், ஆக்சுவல்லா.
<chuckles> ஆமாங்க. ஆ. நிச்சயமாங்க. கண்டிப்பா, கண்டிப்பாங்க. நீங்க சொல்றது ரொம்ப 100% உண்மதான். ஏனா, அ நானுமே சில நேரம் வந்து வீட்டுக்குள்ளேயே வேல வீட்டிலயே வந்து வேல பார்த்துட்டுருக்கிறதனால, அ வீட்டுக்குள்ளேயே இருக்கும்போது ஒரு மாதிரி ஆகுதுங்க. கொஞ்சம் வெளில வாக்கிங் போயிட்டு வந்தாவோ, இல்ல ஏதாவது ஒரு மார்க்கெட்டுக்கு நான்லாம் வாலண்டரியா போவேன். <chuckles> என்னால முடியல, வீட்ல இருக்க முடியல. அப்ப நம்ம வெளியில போகும்போது நீங்க சொல்ற மாரி, நேச்சுரல் ப்ரீத்திங் எடுக்கும்போது ரொம்ப ரிலீஃப்பா இருக்குங்க. <chuckles>
கண்டிப்பா. கண்டிப்பா. நிச்சயமா. இன்னொன்னு கூட வந்து ஒரு நல்ல இன்னும் ஒரு நல்ல ஆப் ஆப்ஷன் இருக்கு. என்னனா, இப்போ வீட்ல இருக்கோம், நம்ம தனியா இருக்கோம், நம்ம வெளிய போனாலும் நமக்கு ஆபத்து. வீட்லேயும் உட்கார்ந்தாலும் நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆக மாட்டேங்குதுன்னா, இன்னொன்னு கூட பண்ணலாம். என்னன்னா, நம்ம வந்து டோர்ஸ்ஸு, இல்ல விண்டோஸ் இது ஆக்சஸிபிளா இருக்கான்னு பாக்கலாம். பாத்து நம்ம, ஸ்கிரீன்ஸ் போட்ருந்தோம்னா, ஸ்கிரீன்ஸ்ஸ கழட்டிட்டு. அந்த நேச்சுரல் சன்லைட்டெல்லாம் உள்ள வர மாரி நம்ம எதாது புரொவிஷன் பண்ண முடியுமான்னு பாக்கலாம். அது ஒண்ணு.
வேற ம். சொல்லுங்க. ஓ! சரிங்க.
அது பண்ணா. இதுனால என்ன யூசு இருக்குனா, நீங்க அந்த பாக்ஸ் மாரி அந்த ரூம்ல உட்கார்ந்துட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, சோ இதுல நம்ம எக்ஸ்சேல் பண்ற கார்பன் டைஆக்சைடு, இன்ஹேல் பண்ற ஆக்ஸிஜன் இதோட புரொப்போர்ஷன் இப்டியே இருக்கும்னு நெனைக்கிறீங்களா. கொஞ்சம் நேரத்துல அப்டியே மாறிரும்.
ஆமாங்க. ம் ஓ!
கொஞ்ச நேரத்துல ஆக்ஸிஜன்லாம் உள்ள போயிட்டு உங்களுடைய கார்பன் டைஆக்சைடு தான் ஃப்ல்லா இருக்கும்.
புரியிது புரிது. ஆ.
சரிங்களா? அப்ப என்னனா, அது ஒன் ஆஃப் த ஒரு முக்கியமான ரீசன் சம்டைம்ஸ் உங்களுக்கு தோனும். என்னடா ஒரு மாரி சஃபோகேட்டிங்கா இருக்கு. மூச்சு உட முல்ல. திணறுது. என்ன பண்ணுவோம் உடனே கிளம்பி வெளிய போவோம். சரியாயிரும் இல்லீங்களா?
ஆ, ஆமாங்க <chuckles> <inhales> நிச்சியமாங்க.
அதனால ஒரு இயற்கைய உள்ள வர்றதுக்கு நம்ம வந்து பெர்மிஷன் குடுக்கணும். நான் உள்ள வரலாமானு கேட்கும் இயற்கை. நம்ம உள்ள வரக்கூடாதுனு சொல்லிட்டுருப்போம். இப்ப இதுக்கப்புறம் நீ உள்ள வந்துக்கலாம். பரவால்ல வா நான் உன்கூட பேசுறன். அப்டின்னு யார் சொல்றாங்கன்னா. நீங்க சொல்ல. அவங்க சொல்றாங்க. இயற்கையை சொல்றாங்க. நீங்க பேச உட்ணும்.
ஆம். கண்டிப்பா. ஏனா, நம்ம வெளில போயிறோம் <chuckles> <inhales> கண்டிப்பாங்க. அதாவது நான் ரொம்ப நாள் யோசிருக்கேன். நீங்க அத ரொம்ப லைட்டா அன்னிக்கு சொல்லிட்டீங்க. நானே நெனச்சிருக்கேன் ஏன் கொஞ்ச நேரம் கூட, <inhales> கொஞ்ச நேரத்துல பார்த்தீங்க அப்டின்னா ஒரு மாரி மூச்சு திணர்ற மாரி ஆயிடுது. இருக்கவே முடியாத அளவுக்கு நம்ம வெளில ஓட்ற மாரி தான் இருக்கு <inhales> இப்போ வேற இந்த மாரி எல்லாம் நீங்க ரீசெட் பண்ணுவீங்கங்க? உங்களோட மனச வந்துட்டு ரீசெட் வந்து பண்ணும்போது, <inhales> வேற என்னென்ன மாரி விஷயத்துக்குலாம் நீங்க வந்து கொஞ்சம் உங்களோட உங்கள நீங்களே வந்து தயார் பண்ணிப்பீங்க?
நிச்சயமா. ஆமா. கண்டிப்பா. கண்டிப்பா. கண்டிப்பா. ஆ. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா, மே பி ஒரு, ஒரு டீ போட்டு நான் குடிப்பேன். என்னோட என்னோட கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் அவுட் ஆகுது, கொஞ்சம் தலை வலிக்கிற மாரி இருக்கு. ரொம்ப டூ மச்சா ஸ்ட்ரெஸ் ஆயிருச்சு, தலை வலிக்குது அப்படின்னா கொஞ்சம் டீ போட்டு குடிப்பேன். இல்ல அந்த ஸ்ட்ரெஸ் வந்து இட்ஸ் நோட் பிக்காஸ் ஆஃப் இந்த பிசிக்கல் இதுக்காக இல்ல, ஒரு மாதிரி மென்டல்லா ஒரு மாதிரி ஃபீலிங்கா இருக்கு அப்படின்னா, அந்த ஃபீல்ல இருந்து வெளியே வரதுக்கு நான் என்ன பண்ணுவேன். ஒரு நல்ல யுக்தி, என்னுடைய யுக்தி அது வந்து எல்லாத்துக்கும் பொருந்துமான்னு தெரியாது எனக்கு. அதாவது காமெடி சேனல்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த சிரிப்பொலி, ஆதித்யா அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அத நான் என்ன பண்ணுவேன், அதை போட்ட உடனே ஒரு 15 டூ 20 மினிட்ஸ் பார்ப்பேன். நான் வந்து அந்த, அந்த சிட்யூயேஷன்ல இருந்து அப்படியே நான் வந்து விலகி, அந்த காமெடிக்குள்ள போற அளவுக்கு நான் போயிட்டேன்னா போதும். எனக்கு அப்படியே ரீசெட் ஆயிரும். நான் மறுபடியும் போய் வொர்க் ஆரம்பிச்சுருவேன்.
ஆ. சொல்லுங்க. ஆ. ஓ! ஒகே. ஆ. இது கொஞ்சம் புதுசா இருக்குங்க நானும் ட்ரை பண்ணி பார்க்கறேன். ஏன்னா காமெடி சேனல் வந்து நம்ம பார்ப்போம் யூஷுவலா. ஆனா, இந்த மாதிரி டைம்ல வந்து போட்ட இது வரைக்கும் பார்த்தது இல்ல. நானும் ட்ரை பண்ணி பார்க்கறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா தான் இருக்குங்க. அ வேற எந்தெந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு நீங்க வந்து அதாவது வேற ஃபேமிலி கூட இந்தமாதிரிலாம் கொஞ்சம் சொல்லுங்களேன். ஃபேமிலி கூட எந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க? ஏன்னா நம்ம வேலை பார்த்துகிட்டே இருக்கோம். ஃபேமிலியும் நம்ம பார்க்க முடியறதில்ல அப்போ அவங்க கூட எந்த மாதிரி நீங்க டைம் ஸ்பென்ட் பண்ணி ரீசெட் பண்ணியிருப்பீங்க?
நிச்சயமா. நிச்சயமா. கண்டிப்பா. நிச்சயமா. இப்போ வொர்க் ஃப்ராம் ஹோம் கிறதுனால, நமக்கு வந்து அந்த அளவுக்கு பெருசா பர்சனல் டைம் அப்டிங்கிறதும், ஆஃபிஷியல் டைம்ங்கிறதும் வெவ்வேறு இல்ல, நமக்கு. அது நம்ம வீட்டிலேயே இருக்கிறதுனால. ஆனா, இதுவே நம்ம ஆஃபீஸ் போன காலத்தில எப்டின்னா, ஆஃபீஸுக்கு போவோம். நம்ம இந்த பிரேக் எடுக்குறோம் பாருங்க, அப்போ ஒரு கால் பண்ணுவோம் நானு வீட்டுக்கு. அ என்ன ஏதுன்னு நான் கேட்டுப்பேன். "வீட்ல எப்டி? என்ன? குழந்தைங்கலாம் வந்து என்ன தூங்கிட்ருக்காங்களா, இல்ல எழுந்துருச்சுட்டாங்களா? ஸ்கூலுக்கு போய்ட்டாங்களா? நீ என்ன பண்ணிட்ருக்க?"அப்டிங்கிற மாரி நான் விசாரிச்சுப்பேன் வீட்ல, எங்க வீட்ல. அதுக்கப்புறம் வந்து ஒரு மதியம் லஞ்ச் டைம்ல சாப்ட்டு முடிச்சதுக்கு அப்புறம், நான் கால் பண்ணுவேன். "என்ன சாப்ட்டுட்டியா? லஞ்ச் ஆயிருச்சு, சாப்ட்டுட்டியா? பொண்ணு என்ன பண்ணிட்ருக்கா?" அந்த மாரி நான் கேட்டுப்பேன்.
ஆமா. ஒகே. சரிங்க. ஒகே.
அதுக்கப்பறம் வந்து சாயங்காலம் கெளம்புறதுக்கு முன்னாடி, நானு வந்து கால் பண்ணுவேன். இந்த மாரி நான் கெளம்புறேன். ஒரு 1/2 மணிநேரம் 20 நிமி, 25 நிமிஷத்ல நான் வீட்டுக்கு வந்துருவேன் அப்டின்னு சொல்லிட்டு, அதோட முடிச்சிருவேன் நானு.
ஓகே அதாவது நல்லா அப்டேட் பண்ணிர்றீங்க டைமுக்கு. சில பேர் வந்து, அ காலைல போயிட்டாங்கன்னா, ஒரு ஃபோன் அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து என்ன ஏதுன்னு கண்டுக்க மாட்டாங்கன்னு நான் கேள்விப்பட்ருக்கேன். ஆனா நீங்க வந்து கரெக்ட்டா, அந்த எ -ஓ ஏன்னா, உங்கள நீங்களும் அந்த டைம் வந்து ரீசெட் பண்ணிக்கிறீங்க. கொஞ்சம் ஓகே "நம்ப ஒரு ப்ர ஒரு ஷார்ட் பிரேக் எடுத்துட்டு, நம்ம வீட்டுக்கு கால் பண்ணி பேசும்போது அதுவும் கொஞ்சம் ரீசெட் மாரி தான் இருக்கும் இல்லைங்களா?"
நிச்சயமா. கண்டிப்பா. அது இன்னொரு விஷயம் என்னன்னா, ரீசெட்ன்கிறது ஒண்ணு செகண்ட்லி நம்ம அவங்களுக்கு போன் பண்ணி பேசினா, அது ஜஸ்ட் நாட் ஜஸ்ட் ஒரு ஹஸ்பண்ட் அன்ட் வைப் இது வந்து வைப் டூ ஹஸ்க்மண்ட்டும் நடக்கும். சரிங்களா? நான் வேலை பார்க்றேன், நீ வீட்ல தானே இருக்க. உனக்கு என்ன வேலை இருக்க போதுன்னு நெனைக்க கூடாது. ஏன்னா, நான் வேலை பார்க்குற இடத்துல 1000 பேரை நான் பார்ப்பேன். பட் அவங்க வீட்ல இருக்குற நேரத்துல ஒருத்தவங்க கூட இருக்க மாட்டாங்க. சோ அவங்களுக்கு ஒரே சோர்ஸ் என்னென்னா, அந்த ஃபோன் தான். அந்த ஃபோன்ன நம்ம பேசுனா, இட்ஸ் இட்ஸ் ஒகே நம்ம என்ன வேணாலும் பேசலாம். சம்திங் இஸ் ஹாண்டிங் அதுக்கூட பேசலாம். பெயினிங் ஏதாச்சும் வழி இருக்கு, அதையும் பேசலாம். தப்பில்ல. நம்ம எல்லாம் ஷேர் பண்ணிக்கணும். அப்பதான் அவங்களுக்கும் புரியும். அவங்க என்ன இருக்கோ அவங்களும் ஷேர் பண்ணிப்பாங்க. நம்பிக்கை வரும். அவங்களும் வந்து எந்த ஒரு மறைவுமே த் அ ஒளிவு மறைவுமே இல்லாம நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். அப்டிங்கிற மாரி ஒரு ஒரு குணம் வரும். அவங்களுக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள.
ஆ. ம். ஆ ரொம்ப அழகா சொன்னீங்கங்க. அதாவது இது வந்து அ ரீசெட்காக மட்டும் இல்ல. அதையும் தாண்டி வந்துட்டு, நம்ம வந்து ஒரு 10 பேர் கூட வேலை பார்க்றோம். நமக்கு ஏதாவது ஒரு வந்து ஓடிக்கிட்டே இருக்கோம். ஆனா, வீட்ல இருக்கிறவங்களோட மனநிலமை வந்துட்டு எப்படி இருக்குன்றதையும் நீங்க ரொம்ப அழகா சொன்னீங்க. அதாவது, உங்க நா உங்களுடைய வாழ்க்கையில வந்து நீங்க எந்த மாரி விஷயங்கள வந்து நீங்க அலுவலகத்தில இருக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா, சில பிளான்ட்ஸ் அ கடவுள் போட்டோ அதாவது நார்மலாவே ஏதாவது புடிச்ச போட்டோஸ் இந்த மாரில்லாம் வச்சு டைவர்ஷன் கொஞ்சம் எந்திரிக்க முடியாத நேரத்துல டைவர்ட் பண்ணிக்கிறது. அதுக்கப்புறம் எப்டில்லாம் வந்து உங்க நாட்கள வந்து நீங்க உங்க தினசரி வாழ்க்கைய வந்து, எந்த மாரில்லாம் நீங்க ரெஃப்ரெஷ் பண்ணிக்றீங்கனு எல்லாமே ரொம்ப அருமையா, கூர்மையா சொன்னீங்க. அ உங்க கூட பேசுனதுல வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சிங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றிங்க.
சொல்லுங்க. கண்டிப்பா. மகிழ்ச்சிங்க. மீண்டும் பேசலாம்.